லீவ் போட்றதுனா போட்டுக்கலாங்க. அதாவது, கல்லூரி வந்துட்டு பாதியில கிளம்பி போறவங்க படத்திற்கு போவாங்க, அந்த மாரி எல்லாம் போவாங்க இல்லைங்களா?
ஆமாம்மா.
அந்த மாரி எல்லாம் போறதுக்கு வாய்ப்பே இல்ல. என் கல்லூரிக்கு ஒரே ஒரு க க கதவு தான் இருக்கு. அந்த கதவுல வாட்ச்மேன் நிப்பாரு.
ஓ! பரவாயில்ல. ஜெயில் மாரி ஆயிடுச்சுல்ல? ம்.
ரொம்ப கத் அதாங்க! பள்ளிக்கூடத்த கூட கொஞ்சம் ஃப்ரீயா விட்ருவாங்களா போல. அப்டி அப்டில்லாம் தோணுங்க. இது என்ன கல்லூரியில தான் படிக்கிறோமா? பள்ளிக்கூடத்தில படிக்கிறோமா? அந்த கன்பியூஷன்லயே இருப்போம்.
ம். சரிங்க. ச ஆமாங்க. அழகா சொன்னீங்க. எனக்கு கூட அப்டிதான் சொல்லுவாங்க. நம்ம கல்லூரிக்கு வரல. நாமெல்லாம் பால்வாடிக்கு வந்துருக்கோம். வரிசையா போ சொல்றாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி ஒரு காட்டுக்குள்ள இருக்குமா எங்க காலேஜு. எங்க, தப்பிச்சும் கு போ முடியாது.
<laughs> <laughs> அதாங்க. சரிங்க. கண்டிப்பா. கண்டிப்பாங்கங்க எங்க க எ எ எங்க கல்லூரி.
வேற வழியே இல்ல. காலேஜ்ல இருந்தாலும் அ அந்த மாரி ஆயிடும்.
முக்காவாசி எல்லா கல்லூரியும் அப்டித்தான் கொண்டு போய் காட்டுக்குள் கொண்டு போய் கட்டி வச்சிட்றாங்க.
ஆமாங்க.
இது வந்து ஆரம்பத்தில ரொம்பவுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அது இத விட பெரிய விஷயம் என்னன்னா, காலையில போனொன்னே ஃபோன்ன வாங்கி வச்சிருவாங்க.
அ. அடடா! அ.
இது அதுக்கு மேல. நான் வந்து எனக்கு எப்டின்னா நான் 12வது படிக்கிற வரைக்கும் எங்க வீட்ல போன் கொடுக்க மாட்டாங்க. படி படி படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சாங்க.
அப்டிங்களா?
கல்லூரி போய் போன் யூசு பண்ணிக்கலாம்னு பார்த்தா, கல்லூரியில போனா அங்க ஃபோன்ன பிடுங்கி வச்சுடுறாங்க.
அப்புறம் எப்போ தான் பக உபயோகப்படுத்துறதுன்னு தெரியல. ம்.
<sniffs> அதாங்க. இது மாரி அ நான் எனக்கு போனது இது வந்து ரொம்பவுமே எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. எனக் கல்லூரி போகலாமா? இல்ல கல்லூரி வாழ்க்கையை விட்டறலாம். நமக்கு படிக்கவே வேணாம். இந்த கல் கல்லூரி தான் போணும்னா, ந எனக்கு அப்டி ஒரு படிப்பே வேணாம். அப்டிங்கற அள அளவுக்கு ஆயுடுச்சு எனக்கு.
ஓ! சரிங்க. அ அடடா! ஆ. அப்புறம் என்ன செஞ்சீங்க?
அந்த மாரி நேரங்கள்ல தான் இந்த மாரி நீ இந்த இந்த இந்த டாபிக் வந்து ரொம்பவுமே எனக்கு எனக்கு யூசு பண்ணது நான் இந்த டாபிக் இதுல சொல்றதுக்கு விரும்புறேங்க.

இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை முறையில ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகுறோம். அடிக்கடி வேலைப்பளு அதிகமா இருக்கிறதுனால, மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப, ஆனா நம்ம அதுலருந்து வெளிய வர்றதுக்கு, சின்ன, சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம சின்ன, சின்ன சந்தோஷங்கள நம்ம, தேட வேண்டிய கட்டாயத்ல இருக்கோம். அந்த மாரி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்கள்ல? மகிழ்ச்சியே எப்படி தேர்ந்தெடுப்பீங்க?
ஆம் <swallows> ரொம்ப நல்ல கேள்விங்க. அதாவது சின்ன, சின்ன விஷயங்கள்ல மகிழ்ச்சிய கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல் விஷயமா எதிர்பார்ப்புகள கொறைச்சுக்கணுங்க
ம்ஹம். ஓ!
நம்ம எதிர்பார்ப்புகள குறைச்சுட்டோம் அப்படினாலே, நமக்கு தானா மகிழ்ச்சி கிடைக்குங்க. ஆமாங்க. இப்போ, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் 1 நிகழ்ச்சிக்கு போறேன். அந்த இடத்துல இவங்க வந்திருக்கணும். இவங்க வந்து கண்டிப்பா வந்தர கூடாது. அப்படின்னு, ந ஒரு எதிர்பார்ப்புலயும் வந்திருக்கணும், அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல போறேன் அப்படின்னா, அவங்க வரலங்கிற பட்சத்துல எனக்கு வந்து அந்த சந்தோஷம் கொஞ்சம் கம்மியாகும். மகிழ்ச்சி கம்மியாகும், இல்லைங்களா?
அப்படிங்களா? சரிங்க. ம்.
நான் வந்து போகும்போது, யார் வந்தாலும் சேரி நம்ம வந்து போறோமா, இப்போ, ஒரு எடுத்துக்காட்டு, ஹோட்டல் போறோம் எங்கேயோ ஒரு ஒரு க கல்லூரில திரும்ப கெட் டு கெதர் போறோம் வைங்களேன். யாரு வந்தாலும் வரனாலும், வந்திருக்கவங்களோட நம்ம சந்தோஷமா பேசி, சந்தோஷமா இருக்கலாம். அப்படிங்க ஒரு எண்ணத்தில போறோம் அப்படினா கண்டிப்பா யாரு வந்தாலும், வரலனாலும் நமக்கு வந்து ஒரு சந்தோஷங்கிறது இருக்கும், இல்லைங்களா? அவன் வந்து
புரியுது. சரிங்க. பரவால்லையே. ம்ஹ்ம். இப்ப, யாரையும் வரலைன்னா, வருத்தப்பட மாட்டீங்களா? கண்டுக்க
அது எதிர்பார்ப்புகள கொறைச்சுக்கும்போது. நமக்கு வருத்தங்கிறது அ, வருத்தம் ஆகமாட்டோம். அது வந்து நமக்கும் சந்தோஷமாது சந்தோஷத்த குறைக்காதுன்னு வைங்க.
ஓ! புரியுது, புரியுது. அதா ஒருத்தவங்கள சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்க. அப்படித்தானே. அ.
ம், ம். ஆமாங்க. ஒருத்தவங்க ஒரு இந்த எடுத்துக்காட்டுல ஒருத்தங்கள சார்ந்துருக்கூடாது. நான் பொதுவா வந்து, யாரையுேமே எதிர்பார் எதையுமே எதிர்பார்த்துருக்ககூடாது. ஆ என் கால சூழ்நிலை எப்படி இருக்கணும்? அந்த மாரி எதோ எதுவா இருந்தாலும் எதிர்பார்ப்பு இல்லாம, என்னவா இருந்தாலும் போய்க்கலாம் அப்படிங்கிற மனநிலை இருக்கும்போது, நமக்கு என்ன நிகழ்ந்தாலும் சந்தோஷமா எடுத்துக்கோங்க. அதைய.
ஓ! ம். ம். சரிங்க. ஓ! சேரி இந்த இப்ப சின்ன, சின்ன விஷயங்கள பாத்து சிலர் மகிழ்ச்சி அடையிறாங்கல்ல? ஒரு பட்டாம்பூச்சி பறக்கறது, அதாவது ஒரு பலூன் பறந்து போறது. அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நீங்க பாத்து ரசிப்பீங்களா?
<smacks lips> ஆமாம். கண்டிப்பாங்க. அந்த மாரி வந்த விஷயங்கள் பார்த்து ரசிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது மட்டும் இல்லாம, ஒரு சி சின்ன, சின்ன நிகழ்வுகள் நம்ம பாராட்டி பழகும்போது, நமக்கே அது ஒரு சந்தோஷமா இருக்கும் <tsk> இப்ப, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆமாங்க. இப்போ, ஒரு ஏதோ நிகழ்ச்சிக்கு போறோம். அந்த இடத்தல ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு சின்ன விஷயம் தான் பண்றாருன்னு வைங்க. அந்த இடத்தல நாம பாராட்டுறம்னா, அவரும் சந்தோஷப்படுவாரு
அப்படிங்களா? ம். கண்டிப்பா.
அந்த சந்தோஷத்த பாக்கும்போது, நமக்கு சந்தோஷமா இருக்கும். பரவால்ல. நம்மனால ஒருத்தர் சந்தோஷமா இருக்காரு.
ஓ! அதாவது, மத்தவர்களை மகிழ்வித்து நீங்க மகிழ்கிறீங்க. அப்படித்தான?
ம். ஆமா அப் கண்டிப்பா. மத்தவங்கள மகிழ்விச்சோம்னா, நமக்கே தானா சந்தோஷம் வருங்க. இல்லைங்களா?
ஓ! நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான். அழகா சொன்னீங்க. வேற எந்த மாரி சின்ன, சின்ன அனுபவங்கள் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? குழந் குழந்தைகளோட வெளையாடுறது அந்த மாரி?
ம், ம், ம். ஆ. ஆ, அந்த மாரி. அதாவது நமக்கு சின்ன, சின்ன விஷயங்கள்ல சந்தோஷம் எங்கங்கலாம் கெடைக்குமோ, கெடைக்கிற எல்லா அனுபவத்தையும் எடுத்துக்கணுங்க. அடுத்ததா இந்த நீங்க ஆரம்பத்தில கேட்டீங்க, பா இல்லைங்களா? வேலை பளு அதிகமா இருக்குது. அதனால, நமக்கு வந்து மன கஷ்டம் வருது, அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லைங்களா?
ஆ. ஆ. அ.